ஆமா. இந்த மாரி இருக்கையில, இவங்க வந்து நம்மள பார்த்து ஒரு வணக்கம் சொல்லும்பொழுது, முதல்ல வந்து எனக்குமே வந்து இது என்னன்னா, "இது என்ன உண்மையா தான் இவ அவங்களுக்கு நம்மள ஆல்ரெடி தெரியுமா, இல்லை எதாவது நம்மள கிண்டல், கிண்டல் பண்ணுறாங்களன்ற" மாரி எனக்கு இருந்துச்சு, ஏன்னா அந்த மாரி ஒரு, அ பழக்க வழக்கம் வந்து, நம்ப சமுதாயத்தில இல்லைன்றது நான் பார்த்த வரைக்கும்.
ஆமாங்க. நானும் பார்த்த முடியும் அந்தமேரி இல்லைங்க.
அம். ஆமா. அப்ப அதனால வந்து அது புதுமையா இருந்துச்சு இல்லையா, இப்ப என்ன ஆகுதுனா அவங்க சொல்லும்போது நம்ப சும்மா அப்படி நம்ப நின்னுனே இருக்க முடியாது, ஜடம் மாதிரி இல்லையா, அப்போ நம்மளும் நம்மளும் வந்து அதை திருப்பி சொல்லுவோம். இது என்ன ஆவுன்னு கேட்டீங்கனா, அந்த பழக்கவழக்கம் நம்பளுக்கும் வந்துடுது, ஆனா, அது வந்து நல்ல விஷயமாவும் இருந்துச்சு. ஏன்னா, அவங்க நம்மளுக்கு வணக்கம் சொன்னாங்க, நம்மளும் சொல்றோம். இப்ப இது என்ன ஆவுன்னா யாரை பார்த்தாலுமே, நம்மளும் வந்து தானாவே வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். அம். அதே போல ஒரு கடைகளுக்கு போறீங்க அப்படினும்போது, அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்வாங்க. ஆ காலை வணக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் எப்படி வந்து என்ன வேனும்னு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி நான் உதவனும்னு கேட்கிறாங்க, ஓ இப்படில்லாம் வந்து சொல்வீங்களா? அப்படி, ஆமா.
ஆமா. நம்மளும் திருப்பி சொல்லணும். ஆ! அது சரி. ஏங்க நல்லாயிருக்குங்க, நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கும்போதே நல்லா இருக்கே.
இ இது பாருங்களேன், அவங்க வந்து ஆ கடைக்குப் போனா "என்னப்பா வேனும்?" அப்படி தான் கேட்போம். இது தப்புன்னு நான் சொல்லமாட்டேன் நம்ம ஊர்ல, ஆனா, இவங்க கேட்கிறது என்னன்னா "உங்களுக்கு நான் எப்படி உதவுறது." ஆ அப்படின்னும் பொழுது உங்களுக்கே வந்து ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா, அடடா! இப்படி ஒரு நல்ல பழக்கமா இருக்கே! அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த நல்ல விஷயங்கள் என்னனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கும் வந்து, அது வந்து, ஆ ஒட்டிக்கும். அது நல்ல விஷயமான்றதால நம்மளும் வந்து கத்துக்கின்னு, 4 பேருக்கு நம்ப சொல்லும்போது அவங்களுக்கு அது புதுமையா இருக்கும். "இவன் என்னடா இது நம்மளுக்கு வணக்கம் சொல்றான்" <chuckles> அப்படின்னு கூட ஆனா, அது போக போக நம்மள பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அது வந்து கண்டிப்பா உருவாக்கும், இல்லையா?
அ, ம். விதமே வேற மாதிரி இருக்கு. ம். ஒட்டிக்குது.